ம். கண்டிப்பா.
இல்லடா, இப்பதான் காலையில எந்த மாரி இருக்கு? பொங்கல் கொண்டானே மாரி இருக்கு இரவு ஆயிடுச்சு?
<laughs> நேரம் எவ்ளோ சீக்கிரம் போச்சுன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது, இல்லைங்களா? ரொம்ப அருமையாகவே சொன்னீங்கங்க. ம். சொல்லுங்க.
அவு ஆமா. அது இப்ப அப்பறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, என் மாமியார்லாம் நல்லா பாடுறாங்கன்னா எனக்கு அங்க போய் தான் தெரிஞ்சது.
ஆஹா! அது ஒரு புது விஷயமா தெரிஞ்சுச்சோ.
ஆமா. எல்லாரும் பாட்டு பாட சொல்றது. எனக்கெல்லாம் கொஞ்சம் வெக்கமா தான் இருந்தது. "நீ பாடு பரவாயல பரவாயலன்னாங்க." அவங்கலாம் பாடும்போது, நம்ம சேர்ந்த கோரஸ் தான். நமக்கு அவ்வளோலாம் வரல. ஆஹா, இல்ல கேட்கல கேட்டாங்க. "எனக்கு வராது" அப்படின்ட்டேன்.
<laughs> ஆ. <laughs> நீங்க தனியா பாட்டு பாடலையா? ஆ, <laughs> ரொம்பவே ம்.
நமக்கு அவ்வளோ வர ஆ, நமக்கு என்ன, புதிது இல்லையா? நம்ம பழகிட்டோம்னா கூட தெரியாது. இப்பலாம் பாட சொன்னா பாடிடுவேன்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ம்.
அப்ப புதிது. எல்லாரும் வெற சொல்லவும், எல்லாரும் வந்து போகவ எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க. அந்த எவ்ளோ சொல்றது ஒரு 6, 7 நாட்கள். எல்லாரும் ஒண்ணா வந்து சமைச்சு சாப்படுறது. நல்லாருக்கே அப்படி, ஆ, அங்கயே ஆமா.
ம். அது ஒரு நல்ல அனுபவம் தாங்க. எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு, நீங்க சொல்லும்போது. <chuckles> ஆ, இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் தான்.
அப்புறம், என்னன்னா, இன்னொன்னு ஊர் பண்டி ஊருக்குள்ள எல்லாரும் வந்து, பொங்கல் விழாம்போது என்ன பண்றாங்கன்னா, இந்த மாடு பிடிக்கிறது, அது ஒரு ஒரு சின்னமா கொஞ்சம் இடத்து ஆ, இல்ல அந்த அளவுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்லேருந்து மாடெல்லாம் கோவிலுக்கு கூட்டிட்டு போவாங்க.
ம். ஆ, இந்த ஜல்லிக்கட்டு மாதிரியாங்க? ம்.